ஐயோ! அ என்ன எங்க அம்மா அப்பவே சொன்னுச்சு கேட்கலயே! அப்பிடிங்கிறது தான் முதல்ல தோணுச்சு. அ. ஆ 2 வது அ இப்ப என்னால எல்லார்த்துக்கும் பிரச்சனையே! அப்பிடிங்கிறதும் தோணுச்சு. ஏன்னா, இப்ப அந்த பையன் கை நீட்டிட்டு இருக்கான்ல்ல. அ அவன் வந்து என்ன விட வயது கம்மிங்கிறதும் எனக்கு தெரியும்ங்கல்ல. அ அப்ப அ ரொம்ப பயந்துட்டேன். 2 நடந்துச்சு எனக்கு அப்ப அந்த நேரத்தில தோணுனது. 1 எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு நான் கேட்கிலங்கிறது 2 வது என்னால எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. அ என் பிடிவாதம் என்னோட போயிருக்கணும்ல்ல. அப்பிடின்னு சொல்லிட்டு நான் முழிச்சேன்ல முழிக்கும்போது நான் கேட்ட முதல் வார்த்தை அந்த பையன் நல்லா இருக்குறானான்னு தான் கேட்டனாமா
<laughs> கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. ஆமா. <laughs> நிஜமாவேங்க. இது உண்மையிலே வந்து என்ன சொல்றதுன்னா, இப்ப எனக்கு நீங்க பேசினது அப்ப உங்களுக்குன்னே எழுதின ஒரு பழமொழி மாரி என்ன தோணுதுன்னா "ஆழம் தெரியாமல் காலை விடாதே" சொல்வாங்கல்ல <laughs> கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அந்த விஷயத்துக்கு ரொம்ப பொருத்தமான விளக்கம்ன்னு நாளைக்கு ஒரு மத்தவங்களுக்கு இந்த பழமொழிய சொல்லும்போது, உங்களோட இந்த அனுபவத்த சேர்த்து சொன்னா ரொம்பவே அது நல்லா ரீச் ஆகும். ஆமா பொருத்தமா இருக்கும். அவ எல்லோராலும் புரிஞ்சுக்கவுமே முடியும். அதுனால.
ஆ. ஆஹா. <laughs> அருமையான பழமொழிங்க. எனக்குன்னே எழுதி வச்சுருக்காங்க. அ. ம். ஆஹா. பொருத்தமா இருக்குங்க. ஆமாங்க. <chuckles> ஆமாங்க. அ என்னோட அதுவும் ஆ.
அதுக்கப்பறம் நீங்க இந்தமாரி அ விபத்தில் ஏதோ நீர் விபத்து சம்பந்தப்பட்ட விபத்திலல்லாம் மாட்டி இருக்கீங்களா?
ம்.